எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, தோழமைன்றது வந்து எல்லா காலங்களிலும் வந்து அது ஒரு என்ன சொல்லுவாங்க அதை, தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயமா வந்து இருந்துட்டு வருது. அதிலயும் நமக்கு வந்து அந்த சின்ன வயசுல நாம பழகின ஒரு அ பழக்கம் வந்து சில சமயம் அதே நண்பரோ, இல்ல நண்பியோ, தோழனோ, தோழியோ வந்து இன்னிய வரைக்கும் கூட நமக்கு வந்து கூடவே இருக்கிற ஒரு வாய்ப்புகள் வந்து நெறைய இருக்கு. அந்த மாரி உங்களுக்கு வந்து பால்ய கால நட்பு பத்தி நினைவுகள் வந்து சுவாரஸ்யமா இருந்ததுன்னா, அதை கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியுமா?
நிச்சயமா. அ நல்லக ஒ அழகா வந்து கேட்டிருந்தீங்க. அ என்னென்னு கேட்டிங்கனாக்கா, நீங்க சொன்ன மாதிரி இந்த நம்ம வந்து சின்ன வயசில இருக்கும்பொழுது, பல நண்பர்கள் இருந்திருப்பாங்க நம்மளுக்கு. அ உங்க கூட வந்து இந்த பள்ளியில படிச்சுருப்பாங்க, இல்ல உங்க பகுதியில வாழ்ந்திருப்பாங்க. அம்.
ஆமாங்க. பக்கத்து வீடு, தெருல விளையாடினது.
ஆமா, தெருவுல சரியாக சொன்னீங்க. தெருவுல விளையாடுறது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது. எனக்கும் கூட அந்த மாதிரி வந்து பல நண்பர்கள் இருந்தாங்க.
ஆஹ.
அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து பிறந்து, வளர்ந்தது எல்லாம் வந்து ஒரு கடற்கரை நகரத்துல தான் நான் பிறந்து வளர்ந்தேன். ஆ அப்போ நாங்க வந்து வசிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க ஊருல வந்து அ இந்த இந்தியா முழுக்க வந்து இந்த வெள்ளைக்கால காரர்கள் ஆண்டாங்க இல்லீங்களா? எங்க பகுதி மட்டும் என்னனு கேட்டீங்கன்னா, இந்த பிரெஞ்ச் காரர்கள் வந்து ஆண்ட பகுதி எங்களுது.
ஆஹா, சூப்பர்! ஆமாங்க. ஓ!
அ ம், அப்படி இருக்கைல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க அந்த பகுதியிலேயே நான் வந்து பி பிறந்து, வளர்ந்ததெல்லாம் இருக்கும்பொழுது, அ ம் அ இப்ப என்னுடைய இந்த சுற்று முற்றம்லாம் இருப்பாங்க இல்லங்களா நண்பர்கள்லாம், குடும்பம் அவங்கலாம் பாத்தீங்கன்னா, பொதுவாவே வந்து இந்த ம் என்ன சொல்றது? இந்த வெளிநாட்டு வர தான் அதிகமா வசித்தாங்க. ம் அதுபோக ஒரு சில குடும்பங்கள் வந்து, ம் அந்த நம் நாட்டு ஆட்களும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள மாதிரி.
ஆமாங்க. ம்ஹ்ம். ஆஹா. புரியுதுங்க, புரியுதுங்க.
ம். அப்போ வந்து எனக்கு வந்து எல்லோருமே எனக்கு வந்து நண்பர்களா இருப்பாங்க. சில நேரத்துல நம்பளுக்கு மொழி கூட எனக்கு தெரியாது. அப்ப பேசுறதுக்கோ, அவங்க கூட புரிஞ்சுக்கிறதுக்கோ கூட எனக்கு தெரியாது. ம் ஆமா, ஆனாலும் கூட வந்து நம்ப நட்பா இருப்போம்.
ஆமாங்க. புரிஞ்ச் புரியுதுங்க. ஆமா, அது ஒரு நட்பு வந்து அந்த மனதளவுல இருக்கும்போ அந்த என்ன சொல்வாங்க, அந்த வைப்ரேஷன் னு சொல்லுவாங்க இல்லயா. ஃப்ரீக்வென்சி அப்டீன்குற ஒரு விஷயம் சொல்லுவாங்க.
ம். ஆமா. நிச்சயமா. இப்படி, இப்படி இருக்கேல என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போ எனக்கு வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து ரொம்ப வந்து ம் அ குளோஸா இருப்பாங்க இல்லயா, எனக்கு வந்து இவரு தான் ரொம்ப வந்து
உள்ளுணர்வோடு பழகக்கூடியவர்கள்.
ஆமா அந்த மாதிரி இருக்கும்போது நம்ப எல்லோர் கூடயும் பழகுறோம். நம்ப பண்ணுறோம். ஏன்னா, நான் பள்ளியில என்னுடைய நண்பர்கள் வேற. இங்க வந்து இந்த பகுதியில இருக்குற நண்பர்கள் வேறென்ற பொழுது ம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா நம்ப கூட பழகுவாங்க இல்லயா, அப்போ அந்த சின்ன வயசு
ஆமா. ஆமா. எதிர்பார்ப்பவர்களும் வித்தியாசமாக தான் இருக்கும். அந்த மாரி நேரங்கள்ல.
ஆமா. அப்போ அதுபோக இவரு வந்து என்னனாக்க இந்த வெளிநாட்டு நண்பர்கள் என்னும்போது அவங்க வந்து பல விஷயங்கள் இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து காட்டுவாங்க. இது நம்ப நாட்டுலேயே இருக்காது, இருக்காது. அந்த மாதிரி
அதிசயமா இருக்கும், நமக்கு. <laughs>
ஆமா, ஆஹா பரவாயில்லயே இந்த மாதிரிலாம் இருக்குதே னு, அப்டீன்னு சொல்லிட்டு ஒரு ஆசையா இருக்கும். அப்ப என்னுடைய உறவினர்கள் இருப்பாங்க இல்லயா? வெளிநாட்டில இருந்துக்குறாங்க அவங்க வரணுனா, நான் வந்து கேட்பேன், "இங்க பாருங்க, எனக்கு வந்து என்னுடைய நண்பர் இப்படி காட்டினாரு. அடுத்த தடவ நீங்க வரும்", ஆமா, அடுத்த தடவ வரும்போது நீங்க வாங்கினு வர முடியுமான்னுலாம் கேட்க மாட்டேன். "அடுத்த தடவ வரும்போது வாங்கின்னு வாங்க" அப்டீன்னு சொல்லுவன்னு வச்சுக்கோங்களேன். ம்.
<laughs> உண்மை தாங்க. ஆஹா. அது வாங்கி தர முடியுமா? வாங்கி தாங்க. <breath> இது கிடையாது. <laughs> ஆணை தான். <laughs> ரிக்வெஸ்டே இல்ல. ஆர்டர். <laughs>
ஆமா. ஆணைதான் அது. கண்டிப்பா. ஏன்னா, சின்ன வயசாகும்போது நீங்க என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் இல்லயா?
ஆமாமா. கொழந்ததானே கொழந்தைன்றதுனால இது பண்ணிருவாங்க.
ம். ஆமா. இப்ப அப்டியே போயினே இருக்கும். அதுக்கு அப்புறம் நான் வந்து என்னுடைய பள்ளி நான் படிக்கும்போழுது கேட்டீங்கன்னாக்கா? எனக்கு வந்து இந்த மீனவ நண்பர்கள் கூட வந்து என் என்னுடைய வகுப்பிலேயும் படிச்சுருக்கிறாங்க.
ஆஹா!
ஆ அப்ப நாங்க வந்து வசிக்கிற எடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா? இந்த கோடை விடுமுறை வருது இல்லைங்களா, அந்த நேரத்துல வந்து ஒரு 3, 4 நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கனாக்க? அவங்க அந்த பகுதியிலருந்து இந்த சின்ன, சின்ன மீன் மீன்கள்லாம் இருக்கும் இல்லையாம். ஆ அத வந்து பிடிச்சுன்னு வந்துட்டு ஒரு ஒரு கண்ணாடி குடுவையில போட்டுனு வந்து "இந்தா நீ இத வளர்த்துக்கோ அப்டின் குடுப்பாங்க."
ஆமாங்க. ஆமாம். <laughs>
இது இது என்னனு கேட்டீங்கன்னாக்க? இது வந்து ஒரு அழகுக்கான ஒரு மீனா அப்டின் கேட்டீங்கன்னாக்க நிச்சயமா இல்ல. ஆனா அது எங்கு அழகு
கடல் மீனே எடுத்துட்டு வந்து குடுத்துருவாங்கன்றீங்களா?
ஆமா. இது எங்க அந்த மீன் அழகா வருதுன் கேட்டீங்கன்னா? அத இவனுக்கு குடுக்கனுன் நெனைச்சாங்க இல்லைங்களா
அ. அந்த அன்புலதான் அழகு.
ஆ அதுதான் வந்து நான் வந்து அ ரொம்ப வந்து மெய்சிலித்து நான் இப்போ கூட யோசித்து பார்க்குறேன். ஏனா அவுங் அவங்களுக்கு வந்து அங்கேருந்து வந்து குடுக்கணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. என்கூட வந்து ஒரு நட்பா வந்து பழகிட்டு இத குடுத்தா அவன் சந்தோஷப்படுவான்னு ஒரு ஒரு ஒரு எண்ணம் வருது இல்லைங்களாம்? அ அதுதான் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு இழக்கக்கூடாத ஒரு நட்பா நான் வந்து நெனைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன்.
புரியிதுங்க. ஆமா, ஆமா. கண்டிப்பாங்க. உண்மையான விஷயங்க, உண்மையான விஷயம் நீங்க சொன்னது.
ஆமா. அப்படி இருக்கையில வந்து என் கூட வந்து குடுப்பாங்க, விளையாடுவாங்க. அப்ப எங்க அம்மாவ என்ன பண்ணுவாங்கன்னா, அ நம்ம நண்பர்கள் வராங்க இல்லையா? அப்போ எதையாவது ஒரு தின்பண்டம் செஞ்சு கொடுக்குறது, இந்த மாதிரி வந்து போயின்னே இருந்துது. ம் அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில பாத்தீங்கனாக்கா, நாங்க வந்து, அ 5ஆம் வகுப்பு படிக்கும்பொழுது, 5ஆம் வகுப்பு வரையும் படிக்கிறோம் ஒண்ணா, ம் அதுக்கப்புறம் அந்த 6ஆம் வகுப்புலருந்து நான் வந்து ஒரு, அம் அரசு பள்ளியில போய் நானு சேர்ந்துட்டேன்
ஆமா. அஹ. வேற ஒரு பள்ளியில.
ஆமா. ம் அதுக்கப்பறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாணவர்கள் கூட வந்து எனக்கு அந்த தொடர்பு போய்டுச்சு.
ஆஹா. புரியுதுங்க, புரியுதுங்க. ஆமா நாம அடிக்கடி அங்க போயி, முன்ன மாரி பாத்துட்ருக்க முடியாது இல்லையா?
ஏன்னா ஆமா, அம் அப்ப எனக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா, அவுங்களுடைய அம் தொடர்பு போயிடுச்சு. ஆனா அவுங்க எங்க படிக்கிறாங்க என்னான்னு எனக்கு வந்து விவரமே தெரியல. இது அப்டியே நாட்கள் போயின்னே இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா, ஒரு என்ன சொல்றது, நான் வந்து ஒரு அ 10ஆம் வகுப்பு போயிட்டேன் நெனைக்கிறேன்.
ஆஹ. ஆஹ. 19 வயசு.
அப்போ நாங்க எங்க பகுதியில இருந்து நாங்க வந்து வேற பகுதிக்கு நாங்க வந்து ஏன்னா, இப்போ நீங்க வீடு மாறுறீங்க இல்லைங்களா, உங்களுக்கு? ஆமா இடம் பெயர்ந்தாச்சு. எங்க ஊரே ரொம்ப சின்ன ஊர் தான். ஆனா அதிலயே வந்து நாங்க வேற ஒரு இடத்துக்கு நாங்க மாறிட்டோம். வேற ஒரு நம்ம சொந்த வீடு வந்து,
இடமும் இடமும் பெயர்ந்தாச்சு. புரியுது. அதாவது உன்னும் உன்னும் வந்து அந்த என்ன சொல்வாங்க, தொடர்புங்கறது வந்து அவ்ளோ அ சுலபமா கிடைக்கிற மாதிரி இல்லாம போய்டுச்சு.
ஆமா போயிடுச்சு. அப்போ எங் அப்போ அவங்களுக்கு என்னன்னு தெரியும்னு கேட்டிங்கன்னா? எங்களுடைய பாட்டி வீடு வந்து அவங்களுக்கு வந்து தெரியும். நான் இங்கே வந்து சின்ன வயசுலருந்து நான் வந்துட்டு வந்துட்டு போவேன்னும்பொழுது, அவங்களுக்கு தெரியும். ஆ இங்கே தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 10ஆம் வகுப்பு படிக்கும்போது தான் நினைக்கிறேன். அப்போ வந்து எங்க பாட்டி வீட்லேருந்து வந்து அலைபேசியில சொல்றாங்க. "உன்னுடைய நண்பன் வந்து யாரோ வந்து உன் கூட வந்து பள்ளில படிச்சானாமே, அவன் வந்துட்டு போனான்ப்பா." அப்படின்னு சொல்றாங்க. யார் இது நானும் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன்.
ஆஹ. ஆஹா. ஆஹ. பாட்டியும் அதே ஊர்ல தான் இருக்காங்க.
ஆமா எல்லாருமே அங்கே தான் இருக்கிறோம். அதே ஊர்ல தான்.
ஆஹா! புரியுதுங்க. புரியுதுங்க.
ம். அப் அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி யார் அது? இந்த மாதிரி நான் யோசிச்சு யோசிச்சு பார்க்கிறேன். எனக்கு ஞாபகமே வரல. ஏன்னா, நாம வந்து 6ல இருந்து 10 வரைக்கும் பல மாணவர்கள் கூட படிச்சிருப்போம், இல்லையா.
ஆமா, அந்த பெயர் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மளோட நினைவுகள்ல வந்து, வந்து சேராது.
ஆமா, அ ஆமா அப்டி இருக்கும்போது யோசிச்சு, யோசிச்சு பார்க்றேன் முடில்ல. அப்போ அவுங்க சொல்றாங்க "சரி அவன் அடுத்த தடவ வரும் பொழுது நான் வந்து, அவன வந்து உன்கிட்ட பேச சொல்றேன்" அப்டின்னாங்க. அ சரின்னு சொல்லிட்டு "அ இல்லனா நீங்க சொல்லுங்க, இந்த சனிக்கிழம அந்த மாதிரி வர சொன்னிங்கன்னா, நான் கூட அங்கே வந்து பார்க்றேன்" அப்டின்னு சொல்லுங்க அப்டின்னேன், சரின்னாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சனி ஞாயிறுல நான் எங்க பாட்டி வீட்டுக்கு போயிடுவேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே போயிடுவோம்.
உண்மையான விஷயம் அது. ஆஹா! அ அது ஒரு அது ஒரு வழக்கமாவே கொண்டிருந்தீங்களா?
ஆமாமா, ஏன்னா அது வந்து கட்டாயமா வந்து அவங்கள பார்த்து தான் ஆகணும் அப்டின்னு. ஏன்னா எங்களுக்கு இருந்ததே வந்து ஒரே ஒரு பாட்டி. அ நான் வந்து எங்க அம்மாவுடைய வழி தாத் தாத்தாவோ பாட்டியோ நான் பார்த்ததில்ல. ம் அதேபோல எங்க அப்பா வழி தாத்தாவும் நான் பார்த்ததில்ல. இருக்கறது வந்து எங்க அப்பா வழி பாட்டி மட்டும்தான். ஆமா அவுங்க மட்டும்தான் இருக்குறாங்க. அப்போ அது கொஞ்சம் அன்பு இருக்கும் இல்லயா?
ஆஹா. ஓ! அப்பாவோட அம்மா மட்டும் இருக்காங்க. ஆஹா, புரியுதுங்க. அ அன்பு இருக்கிறதா? பாட்டி வீட்டுக்கு போனா கொஞ்சம் ஃப்ர என்ன சொல்ல, சுதந்திரமும் ஜாஸ்தியா இருக்கும் இல்லயா?
அதிகமாவே. ஆமா சுதந்திரம் ஜாஸ்தி இருக்கும். அவுங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பத்து ரூபா, இருபது ரூபா குடுத்துட்டு அ போய் எதாவது
அதான் அது அதான் அதெல்லாம் தான் நமக்கு சுதந்திரன்னு நான் வந்து ஒரு, ஒரு ஒ இதுவா சொன்னேன் நானு. பொதுவா சொன்னேன், பொத்தாம்படையில சொன்னேன் நானு.
<laughs> ஆமா அப்டி இருக்கையில, அங்க போயிட்டு நம்ப இருக்கும்பொழுது, அப்போ வந்து அ அப்ப சொல்றாங்க என்கிட்ட, இந்த மாதிரி உன் நண்பன் வந்தான் நான் வந்து சனிக்கிழம வர சொல்லிக்கிறேன், அதனால நீ நீ இங்கேயே விளையாடிகின்னு இரு, நான் வந்ததும் உனக்கு சொல்றேன் அப்டின்னாங்க. அப்ப பார்த்தா வராங்க பார்த்தாக்க, என்னுடைய அந்த மீனெல்லாம் குடுத்தாங்க பாருங்களேன்
ம்ஹ்ம். சரிங்க. ஆமாங்க.
ஆ, அந்த நண்பர் வந்து வர்றாரு அவரு, அ, ராஜன் அவரு பேரு.
பிரமாதம். அவரு ஆனா உங்கள மறக்காம இருந்தாரே! அது எவ்ளோ பெரிய விஷயோன்ல.
ஆமாமா! அப்ப நான் வந்து கேட்கிறேன், எப்பிடி இருக்கிறீங்க? பார்த்தாக்க அதாவது ஏ அவங்க நீங்க இது வந்து ஒரு நகைச்சுவையா இருக்கும் சொல்றதுக்கே! ம், எங்க அம்மா வந்து அ, அவனுக்கு அவனுடைய சகோதரன் இருப்பாங்க இல்லயா! இவுங்க 2 பேருக்கும் வந்து நாக்கு மூக்குன்னு அப்போ வந்து அந்த காலத்தில பேரு வச்சிருந்தாங்க எங்க அம்மா. ஏன்னா, இந்த சின்ன வயசில பார்த்தீங்கனா சில பிள்ளைகளுக்கு வந்து இந்த மூக்கு ஒழுவினே இருக்கும் அந்த மாரிலாம் இருக்கும் <chuckles> இல்லயா!
ஆஹ. ஆமா. நாக்கு? ஆமா, ஆமா, ஆமா. மூக்கு சளி மாமான்னுவோம் நாங்கல்லாம்.
ஆ அப்போ ஆமா. ஏனா அது கடற்கரை பகுதின்றதால அவுங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருந்திருக்கும் எ எங்க அம்மா வந்து அவுங்கள சும்மா வந்து விளையாட்டுக்கு வந்து அவுங்கள அ நகைச்சுவைக்காக சொல்லுவாங்க. அவன் இவனுங்க வந்து நாக்கு மூக்கு அப்பிடினு சொல்லியிருப்பாங்க.
ஆஹ. <laughs>
அ, அ இப்போ வரும்பொழுது பார்த்தா ரொம்ப சந்தோஷம் அப்பிடியே வந்து வேற மாதிரி இருக்கிறான். என்னடா! அவன் வர்றது பார்த்தாவே ஒரு, ஒரு வெள்ளைக்காரன் மாதிரி வரானே! அப்பிடின்னு சொல்லிட்டு அ எங்கடா
அவ்ளோ பந்தாவா?
ஆமா. அ எங்கடா! இருக்கிறீங்க எப்பிடி இருக்கிற? நான் ரொம்ப பல வருஷம் ஆயிடுச்சு பார்த்து எங்க பாட்டி சொன்னாங்க. அதனால தான் சரி நானும் வந்தேனும்போது, அப்போ வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது, காலணிகள்லாம் அந்த ஷு ல்லாம் போட்டுக்கின்னு, ஒரு பெரிய வந்து ஒரு வெள்ளைக்கார மாரி தான் வர்றாரு அவரு.
சூப்பர், சூப்பர். ஆஹா! கெத்தா.
ஆமா. கெத்தா அப்டி சொல்லலானு வச்சுக்ககோங்களேன். அப்ப என்ன அப்டி கேட்டதுக்கு அப்புறம் சொன்னாங்க. இல்ல நான் வந்து எங்க அப்பா மூலியமா நாங்க வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டோம். ஆ இப்ப அங்க தான்ட வசிக்கிறோம். அப்ப வருஷம், வருஷம் வருவேன். வரும்போதெல்லாம் உன்ன பாத்துட்டு
ஓ! நான் வரும்போது உங்கள வந்து பார்க்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட வந்திருக்கிறாரு.
ஆமா. வருஷம், வருஷம் வந்துட்டு என்ன தேடினு வந்துருக்கிறாரு. ஆ இப்ப நாங்க பழைய வீட்ல நாங்க இல்லைன்ற பட்சத்துல அவனுக்கு தெரியல எங்க இருப்போம்ன்னு சொல்லிட்டு. சரி எங்க பாட்டி வீட்டுக்கு போவியேன்னு சொல்லி ஞாபகம் வந்ததுடா அதனால தான் நான் வந்து இந்த தடவ இங்கே வந்து கேட்டேன். அப்போ அவங்களும் சொன்னாங்க ஆமாம்ப்பா நீங்க சனி, ஞாயிறுல வருவீங்கன்னு சொன்னாங்க சரி பார்ப்போம். இது என்னன்னா ஒரு சாதாரண சந்திப்பு தான் பழைய நண்பர பார்க்குறோன்னு. ஆனா இது உங்களுக்கு வந்து
ஆஹா! புரியிதுங்க, புரியிது. ஆஹா! இல்ல. அதுக்குள்ள இருக்குற ஒரு மகிழ்ச்சின்றது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமே. உங்களுக்கு எப்டி இருந்தது அந்த ஒ அந்த ஒரு தருணம் உங்களுக்கு எப்டி இருந்தது?
ஆமா. அலாதி மகிழ்ச்சி. என்னென்ன என்னென்னு கேட்டிங்கன்னா? அதாவது ஒரு 5 வருஷம் அஞ்சு இல்ல 7 வருஷம். ஏனா எல்கேஜிலேருந்து படிச்சிருப்போம் இல்லையா ஒண்ணா. அப்ப 7 வருஷம் ஒண்ணா படிச்ச நண்பன் வந்து ஆ அது நம்ப பார்த்த உருவம் வேற இப்ப பார்த்தா வேற மாதீரி இருக்கிறாரு. அ அதும் நம்மள தேடி வரான் இல்லைங்களா? அதுதான் வந்து எனக்கு இது உண்ணும் கூட முக்கியமான ஒரு விஷயம் நெனைப்பேன்.
ஆமாங்க. ம்ஹ்ம். பெரிய அது ஒரு எவ்வளோ பெரிய விஷயம் அது.
ஆமா. அப்போ அந்த மாதிரி வந்துட்டு என்ன வந்து பார்த்துட்டு. இது வந்து என்னென்னா ஒரு ஒரு 3, 4 வருடங்கள் வந்து தொடர்ந்து வராரு நாங்களும் பார்க்குறோம் அந்த மாரி போகுது. ம் அதுக்கு அப்புறமா வந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு திரும்ப வந்து பெரிய தொடர்பு இல்ல.
புரியிதுங்க. ஆஹ.
நானும் படிச்சு முடிச்சிட்டு, வேலைக்கெல்லாம் போயிட்டு, வெளிநாடுலாம் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அ, அதுக்கப்பறம் ஒரு கட்டதுல வந்து, நான் வந்து, இந்த முகநூல்ன்னு ஒண்ணு ஒரு, ஒரு உருவாது இல்லையா?
ஆஹா. ஆமா மா, ஆமா, முகநூல், முகநூல் Facebook.
ஆமா. அப்ப அதுல வந்து, நம்ம பாக்கும்போது, இந்த பள்ளில படிச்சவங்க இவங்கல்லாம், வந்து ஒரு சில இதெல்லாம் வரும்பொழுது அ.
அந்த அலுமினி, அந்த, அந்த குரூப் அந்த மாரி.
ஆமா. ஏதோ ஒரு நண்பரப் பாக்கும்பொழுது, அதுல வந்து இவன் இருக்குறான். அப்டினும்போது நாங்க வந்து, திரும்ப வந்து அந்த நட்ப வந்து புதுப்பிச்சுக்குறோம்.
ஆஹா
அ, அப்ப நான் வந்து ஒரு, ஒரு குறிப்பிட்ட ஒரு வருடத்துல வந்து, அம், எனக்கு வந்து மூத்த பிள்ளை பிறந்ததுக்கு அப்றமா, நானும் என் மனைவி என் பிள்ளைய சேத்துக்கின்னு நாங்க, அந்த நாட்டுக்கு போறோன்னு வச்சுக்கோங்களேன் ஃபிரான்ஸுக்கு.
ஆஹா
அ, அப்ப என்னென்னு கேட்டீங்கன்னா, அவரே வந்து எங்களுக்கு வந்து எல்லாம் எங்கள கூட்டின்னு போயிட்டு, அ, பல இடங்கள்லல்லாம். ஆமா, பல இடங்கள எங்களுக்கு சுத்திக்காட்டி, அ, ஒரு நல்ல ஒரு உணவகத்துல சாப்பாடு குடுத்து, அவுங்க வீட்டுக்கு கொண்டு போயி, இந்த மாதிரியெல்லாம் வந்து அ, என்
எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு அது ஒரு நல்ல ஒரு, நல்ல ஒரு அனுபவம் இல்லையா?
கண்டிப்பா. ஏன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ம் ஒரு நட்புன்றது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனா ஒரு சில நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன், நட்பு தாண்டி ஒரு விஷயம் ஒண்ணு கலந்திருக்கும் இல்லையா.
அல், ஆ. அதான், அதுதாங்க சொல்றேன். அது தான், எனக்கு அந்த நீங்க சொல்ல சொல்ல எனக்கு அது வந்து, உணர முடியுது என்னால. நான் வ் வ வந்து எப்படினா, அந்த நேரிலேயே உணர்ற ஒரு, அந்த ஒரு உணர்ச்சி தான், எனக்கு இப்போ தோ தோணல் இருக்கே தவர. ப, ரொம்ப பெருமிதமா இருக்கு எனக்கு. நான் கேட்கும்போதே எனக்கு, அந்த, அந்த புல்லரிக்கிதுனு சொல்வாங்க இல்லையா. அந்த மாரி, அது கூஸ்பம்ஸ்னு சொல்வாங்க. உண்மையிலேயே அதெல்லாம் <chuckles> நடக்குதுங்க.
கண்டிப்பா. ஓஹோ! ஆ. ஆமாமா. ஆ. கண்டிப்பா. நிச்சயமா. இது, இது வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயந்தா இல்லைங்களா? ம்ஹ்.
ஏனா, கோ உங்க அதாவது, எப்படி நான் சொல்ல வந்தேன்னா, உங்க ரெண்டு பேருக்கும், ஒரு 5 கிளாஸ்க்கு மேல, 1 ஒரு 5, 6 வருஷத்துக்கு தொடர்பு இல்ல. அப்பவும் அந்த நட்பு, நல்லா இருந்தது. அதுக்கு அப்புறமே வந்து, ஒரு சில பல வருஷங்கள் வச்சுக்கோங்களேன். ஒரு 10 வருஷமோ, அது வாட்டெவர். அந்த மாரி இருந்திருக்கு. அப்பவும் ஒரு முகநூல் வழியா சந்திச்ச அப்புறமும், அந்த பழைய நட்பே வந்து திருப்பி, த இன்னும் அ வலுவா தொடருது பாத்தீங்களா. அதுதாங்க பெரிய விஷயம்.
ஆமா. கண்டிப்பா.
உங்க, ப உங்க நட்ப நெனச்சு எனக்கு ரொம்ப பெருமிதமாவும் இருக்கு. பெருமையாவும் இருக்கு. உங்களோடு பேசுனதுல ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. நெறயா விஷயங்கள். அதாவது உங்க, இது வந்து எல்லோரும் வந்து, த டக்னு அப்படியே வெளிப்படையா சொல்லமாட்டாங்க. நீங்க அவ்வளவு அழகா வந்து, அத எடுத்து சொன்னீங்க. எனக்கே வந்து, அத நேர்ல கிட்ட கிட்ட வந்து, நான் வந்து, அத வந்து படமாக்கிப் பாத்துகிட்டு இருக்கேனு வச்சுக்கோங்களேன். அந்த, அந்த மாரி சொன்னீங்க. உங்களோடு பேசுனதுல ரொம்ப, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மறுபடியும் வாய்ப்பு கிடைத்தால், கண்டிப்பாக பேசணும்ன்ற எண்ணங்கள் இருக்கு. ரொம்ப நன்றிங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களுக்கு வாழ்த்துக்கள்ங்க.
<laughs> ஓஹோ! ஹான். நன்றி. ஏன்னா, நீங்க கூட வந்து, ரொம்ப ஆர்வத்தோடு கேட்டதால, என்க்கும் வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டிவிட்டு, என்னால பகிர முடிஞ்சது. நன்றி.
கண்டிப்பாங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி.